நம்ம நேர்மைங்கிறத வந்து நெறைய எடத்துல நம்ம வந்து காட்டுறோம். நம்ம நேர்மையா இருக்கோங்கிறத வந்து, ஏன்னா அது வந்து நம்மளோட ஹாபிட்டு நம்மளோட ஸெல்ப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத காட்டும். இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பின்னிப் பெசஞ்சிக்கிட்டு இருக்கு. இதப் பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா?
இப்போ பா நேர்ம அப்படிங்கறது மனித வாழ்க்கைக்கு வந்து அ ரத்தத்தோட கலந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க அது.
கண்டிப்பாங்க.
அது வந்து இன்றைய கால சூழ்நிலைக்கு வேனா அது வேற மாதிரி மனிதர்கள் நினைக்கலாம்.
சொல்லுங்க.
நேர்மையா நேர்மையா இருந்தா இவன் பொழைக்க முடியாது. இவ இவனுக்கு வந்து சுய சிந்தனை இல்ல.
சரிங்க.
இவன் இந்தக் காலத்துக்கு இந்தக் காலத்துக்கு வாழ்வதற்கு இவன் தகுதியற்ற நபரு.
சரிங்க.
அப்படிலாம் இன்னைக்கு வந்து ஊர்ல இருக்குற எல்லாரும் நனைக்கிறாங்க. இப்ப ஒரு அலுவலகத்துல ஒருத்தர் வந்து நேர்மையா இருக்குறாரு. அவர் கையூட்டு வாங்கல.
சொல்லுங்க.
டயத்துக்கு ஆப்பீஸ் போயிறாரு. 1 நாள் கூட லீவு போடல. ஒரு 100 ரூவா கூட லஞ்சம் வாங்கல அப்டின்னு ஒருத்தர் இருக்குராறு. அப்டின்னா, அவருக்கு இன்றைய சமுதாயம் வைக்கக்கூடிய பெயர் வந்து பிழைக்கத் தெரியாதவன்.
சரிங்க. சரிங்க.
அப்டி தான் இன்னைக்கு பாக்குது. இந்த நேர்மை என்பது ஒரு மனிதனை இன்றைய காலத்தில் இழிவுபடுத்துகிறது. அவனுடைய நம்பிக்கையை இந்தச் சமுதாயம் குறைத்துக் காட்டுகிறது.
சரி. நிச்சியமா.
அப்போ தன்னுடைய சுய ஒழுக்கத்தோடு நேர்மையான ஒரு மனுஷன் இருந்தாலும்
சரிங்க. சரிங்க.
இந்தச் சமுதாயம் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுகிறது. இவன் சரியான நபர் அல்ல. இவனுக்குப் போதிய அறிவு இல்லை. அப்டி எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க.
கண்டிப்பா.
அப்ப நேர்மையா இருக்கிறவன் இந்த சமுதாயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன காரணிகள் இருக்குது? அதை எப்டி நம்ம கையாளணும் அப்டின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவர் நெறைய முயற்சி எடுக்கணும்.
சொல்லுங்க. கண்டிப்பா.
அதுக்கு நெறைய முக்கியத்துவம் குடுக்கணும். அதுக்கு நெறைய அவர் வந்து மன அழுத்தத்தை அவர் அடையணும்.
கண்டிப்பா.
நேர் ஆமா, நேர்மையா இருக்கிறவருக்கு நிம்மதியா தூங்க முடியாது.
நிச்சியமாங்க.
அவர் ப பல வழியிலருந்து பல்வேறு அடிக்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும்.
நிச்சியமா.
ஆமா. ஒருத்தர் ஏமாத்த தெரியாது. பொய் பேசத் தெரியாது. என்ன ஒருத்தர் லஞ்சம் வாங்கத் தெரியாது. ஊழல் பண்ண தெரியாது அப்டின்னா, அவனுக்கு வந்து எல்லா மட்டத்தில் இருந்தும் இவை எல்லாத்தையும் இருந்து அவன் வெளியில வரணும். அதாவது நேர்மையா இருக்க கூடாது. லஞ்சம் வாங்கக் கத்துக்கணும். பிறருக்கு துரோகம் பண்ணனும். அடுத்தவங்கள வந்து ஏமாத்தணும். இப்டிங்கறது எல்லாம் நீ கத்துக்கோ அப்டிங்கிற மாரி இந்த சமுதாயம் உனக்கு வந்து உன்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இது சொல்ற நீங்க வார்த்தைகள் எல்லாமே ஒரு நெகட்டிவ்வ வந்து ஒரு விஷயத்த தள்ளி வுடுற மாரி, மக்கள தவறான ஒரு விஷயத்துல தள்ளி வுடுற மாரி இல்லீங்களா? இது அரசாங்கத் துறையில மட்டும் இருக்குன்னு நெனைக்கிறீங்களா?
எல்லா இடத்துலயுமே இருக்கு. இது வந்து க அரசாங்க தனியார் துறைலாம் இல்லைங்க. இது பொது வாழ்க்கையில உள்ளவங்க. குடும்பத்துல உள்ளவங்களே இருக்கு.
எல்லா இடத்திலேயும் இருக்கு. கண்டிப்பா. சரி, சொல்லுங்க.
ஆமா. நீங்க நேர்மையா இருக்குறவ ஒரு குடும்பத்தில இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நெளிவு சுளிவா வாழணும். அப்பா மகன்கிட்ட நெளிவு சுளிவா மா வாழணும். மகன் வந்து அப்பாகிட்டே அப்படித்தான் இருப்பாங்க.
கண்டிப்பா. நிச்சயமா.
நான் ஸ்ட்ராயிட் பார்வொர்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கறது இன்றைய காலத்துக்கு ஒத்து வராத போயிருச்சு. அப்போ நம்ம வந்து நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தால் சில பின்னடைவுகள நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு.
இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ நம்ம யார்கிட்ட வந்து நாம எதப் பத்தி விவாதிக்கிறோமோ, அவுங்க எந்த மாதிரியான விஷயங்கள, எப்படி சொன்னா அவுங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களோ, நம்ம அப்படி சொல்றது. சரிங்களா?
ஆமா. அங்கே நேர்மை போயிச்சு போயிடுச்சு. காணா போயிடுச்சுல்ல.
கண்டிப்பா. இப்போ ஒரு உ உதாரணத்துக்கு நான் சொல்லுங்க.
அப்ப நான் உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு இப்படி பா இப்படி பார்க்குறனே. நான் இப்ப உங்களுக்குப் பிடிச்ச மாரி பேசுறேன். அப்படின்னா
சரிங்க.
என்னோட ஒர்ஜினால்டி உன்ன வேற ஒண்ணா இருக்கும்.
கண்டிப்பாங்க.
ஆனா நான் உங்களுக்குப் புடிச்ச மாரி பேசுறன்.
நிச்சயமா.
அதுவே ஒரு நேர்மையற்ற தன்மை தானே!
கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து, நமக்குண்டான நேர்மைய நம்ம கிட்ட இழந்துட்டோம். இல்லைங்களா?
ஆ. ஆமா. அப்போ நீங்க எப்டி உங்களுடைய நேர்மைய நீங்க எல்லா இடத்திலும் எப்படி நீங்க முக்கியத்துவம் குடுப்பீங்க?
கண்டிப்பாங்க.
அது குடுக்க முடியாது இல்ல.
நிச்சயமா.
ஆமா. ஒரு போறீங்க. ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போறீங்க. காலைல வந்து 10:00 மணிக்கு அலுவலகத்துக்கு முன்னாடியே அந்த நேர்முகத் தேர்வுல போயி நீங்கக் கலந்துக்கணும். 10:00 மணிக்கு நேரம் குடுத்திருக்காங்க.
சொல்லுங்க. சரிங்க. சொல்லுங்க.
நீங்க வந்து 10:30க்கு போறீங்க.
சரிங்க.
வெளியில அந்த அறைக்கு வெளியில இருக்கக்கூடிய பியூன் என்ன செய்றாரு? நீங்க லேட்டா வந்துட்டீங்க. நீங்க வெளியில போங்க அப்படிங்கிறாரு.
சரிங்க. சொல்லுங்க.
நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. இன்டர்வியூ முடியப்போகுது. ஆ, ஆ நீங்கச் சொன்ன டயத்துக்கு வரலைன்னு, வெளியில அனுப்ப நினைக்கிறாங்க. அப்ப இவரு என்ன செஞ்சாரு? கண்டிப்பா வேல வாங்கிறணும்ங்கிற சூழலு.
சரிங்க.
அப்ப அங்க உள்ள போயிட்டு வந்து, எதார்த்தமா உள்ள போறாருன்னு வச்சுக்கங்க. உள்ள போயிட்டு உக்காரும்போது ஆ, நீங்க ஏன் கால தாமதமா நீங்க நேர்முகத் தேர்வுக்கு வந்தீங்க. அப்படின்னு ஒரு, அ நேர்முக நடத்துறவரு ஒருத்தர் கேக்குறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன்!
சரிங்க. கண்டிப்பா கேட்பாங்க. சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க.
கேப்பாங்க இல்லையா? இது அடிப்படையான ஒரு கேள்வி தானா இது? அப்படி நீங்க கேக்குறபோது நான் வந்து இவருடைய தவற இங்க சொல்ல முடியாது இல்லையா?
நிச்சயமா கேட்பாங்க. கண்டிப்பா.
தவறு வந்து யாரு அந்த நேர்முகத் தேர்வுக்கு வர்றவரு செஞ்ச தவறுதான் அது.
நிச்சியமாங்க.
அப்போ நான் வந்து வீட்ட விட்டு சரியான நேரக்கு நேரத்துக்கு நான் கிளம்பல. சரியான நேரத்துக்குப் பேருந்து நிறுத்தத்துக்கு நான் வரல. அ நான் கால தாமதமாப் புறப்பட்டேன். இந்த அலுவலகத்துக்கு கால தாமதம் வருவதற்கு வேற காரணம் எதையுமே இல்ல. என்னுடைய தவறு தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்ல.
நிச்சியமா. கண்டிப்பா. நிச்சியமா.
அப்ப அந்த இடத்துலயும் வந்து ஒரு வேலை போயிடும்ல? ஒரு நேர்முகத் தேர்வுக்கே நேரத்துக்கு வர முடியாத இவரு எப்படி இவருடைய பணிய நீங்கக் கவனமா செய்வாரு? இவ்வளோ சோம்பேறித்தனமா வீட்ல இருந்து கிளம்பி 10 மணிக்கு வரக்கூடிய நேரத்துக்கு 10.30க்கு வர்றாரு அப்படின்னா, இவரு எப்படி ஒரு தகுதியான பணியாளரா இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் வராதா?
கண்டிப்பாங்க. நிச்சியமா வருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த இன்டர்வியூ வந்தாரு பாத்தீங்களா? அந்த நபர் அவரோட நெனைப்பு எப்டி இருக்கும்? அவரோட மனசு என்ன? எந்த மாரியான நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்டிங்கிற அந்த வருத்தம் இருக்குமா? இல்ல எந்த மாரி இருக்கும் அவருக்கு?
அப்ப அங்க அவர் தடுமாறத்தான் செய்வார். எப்படி தடுமாறுவாரு? எப்படி வேலைக்கு நுழைய வேண்டும் என்று அவர் பொய் சொல்லுவார்.
சரி. கண்டிப்பா.
ஸ்கூல் பையன் மாதிரி பொய் சொல்லுவாருங்க.
சரிங்க. அப்போது அங்கேயே நேரமா போயிருக்கு இல்லைங்களா?
போய்விடும் இல்லையா? போகாமல் எப்படி இருக்கும்? அப்போது அவருடைய தனித்துவம் அங்கே அழிந்து போய்விட்டது இல்லையா? அவர் வந்து என்ன சொல்லுவார்? திடீர் என்று வந்து அவர் மேல் தவறு இல்லாத மாதிரியே பேசுவார். அதற்கு பல காரணங்கள் சொல்லலாம்.
கண்டிப்பா. ஓ. சொல்லுங்க. கண்டிப்பா.
பல நான் சில காலத்துக்கு முன்னாடி ஆசிரியராக நான் வந்து வேலை பார்த்தேன். ஆசிரியராக வேலை பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவன் வந்து அ வருகிறார். வந்து போகும்போது என்ன செய்துட்டார்? பள்ளிக்கூடத்துக்கு காலம் தாமதமாக வருகிறார். 9 மணிக்கு வர வேண்டும். 9:40க்கு வருகிறார்.
சரிங்க. சரிங்க. சொல்லுங்க. சரிங்க.
9:40க்கு வர்றது வந்த வந்தவரு இன்ன அந்தப் பையன் என்ன சொல்கிறார்? ஏன்டா காலம் தாமதமாக நீ ஸ்கூலுக்கு வருகிறாய் அப்படி என்றால், உடனே எங்கள் பாட்டி இறந்து போச்சு அப்படி என்கிறார்.
சரிங்க.
பாட்டி இறந்து போச்சு அப்படி என்று அந்தப் பையன் சொல்கிறான். சரி. அதனாலதான் நான் நேத்து ஸ்கூல்க்கு வரலை அப்படிங்கிறான். அவனுடைய ஒரு சரி ஒரு இறப்புச் செய்தியைச் சொல்றானே. சோகமான முகத்த இந்தப் பையன் வச்சிருக்கிறானே! உடனே சொல் பாட்டின் சொல்லும்போதே அழுவுறானே. அப்போ கண்ணீர் விடுகிறான். சோகமான முகத்த வைத்திருக்கிறான். பாட்டி இறந்துட்டதுன்னு வேற சொல்றான். கண்டிப்பாக இவன்ட உண்மை தன்மை இருக்கும், அப்படிங்கிற எண்ணத்துல நான் வகுப்புக்குள்ள அவன வந்து உள்ள அ அலோவ் பண்றேன்.
சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. சொல்லுங்க.
அன்றைக்கு சாயங்காலமா அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு.
சரிங்க.
பள்ளிக்கூடம் முடிச்சு வெளியில போகும்போது அவங்க அப்பா வர்றாரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேக்குறேன். அ என்னங்க நேத்து உங்க தாயார் ஏதோ இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து அங்க போயிட்டேன்னு உங்க பையன் நேத்து அதனால வரல, அப்படின்னு நான் அந்தப் பேரண்ட்ட கேக்குறேன். ஒரு தந்தையார்ட்ட கேக்குறேன்.
சொல்லுங்க. சொல்லுங்க.
அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? சார் அதெல்லாம் இல்ல சார். அவன் நேத்து வந்து பசங்களோட சேர்ந்து மீன் பிடிக்கப் போயிட்டான் சார்.
சரிங்க. <laughs>
கம்மாக்கி மீன் புடிக்கப் போயிட்டான் சார். நான் காலையில 6 மணிக்கு நான் எழுந்து வயலுக்கு வந்து ஒரு நிலத்த உழுவ போயிட்டேன்.
சரிங்க.
அந்த கேப்ல அவன் என்ன பண்ணிட்டான், பசங்க கூட மீன் பிடிக்கப் போயிட்டான் சார். எங்க அம்மா எறந்தே 15 வருஷம் ஆச்சு சார்
சரிங்க. பாவோ. ம், சொல்லுங்க.
அ அப்படின்னு அவரு சொல்றாரு, அது சொல்லும்போது கூட ஒரு தந்தை வந்து என்ன செய்றாரு? ரொம்ப மனசு வேதனையோடு சொல்றார். இப்போ அந்தத் தந்தைங்கிற ரோலை விட அவர் நேர்மை அப்படிங்கிற ரோலத் தான் முக்கியமா செஞ்சிருக்காருங்கறது நீங்க உணருகிறீர்களா உணருகிறீர்களா?
கண்டிப்பா அவர் வந்து செஞ்சது சரிதான். அவர் செஞ்சது சரி, இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளதான் அவர் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எப்படி பை
இல்ல நீங்க அதுக்குள்ள நான் வரவே இல்ல. நான் அதுக்குள்ள வரவே இல்ல. நான் என்னன்னா, இப்ப அந்த நேரத்துல தன்னுடைய மகன வந்து காப்பாத்துறதுக்காக அவரு என்ன செஞ்சிருக்கலாம். ஆமா சார். எங்க அம்மா நேத்துதான், அவுங்க பாட்டிதான் நேத்து எறந்து போனாங்க.
ம் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா.
இறுதி யாத்திரைக்காக என் பையன வந்து நான் நிறுத்திட்டேன்னு அவரு சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தால் ஆசிரியரும் ஒதுங்கி இருப்பார். பையன் அவருடைய பையனும் காப்பாற்றப்பட்டு இருப்பார்.
சொல்லி இருக்கலாம். ம். நிச்சயமா.
அவர் பையன் மேல அந்த ஆசிரியருக்கு அதிகமான நம்பிக்கை வந்திருக்கும்.
கண்டிப்பா.
முடியலங்களே அவர் என்ன செய்கிறாரு. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மைய அவர் விடல பாருங்க.
நிச்சயமாங்க.
அப்போ நேர்மையான வார்த்தைகளை ஒரு பள்ளிக்கு கற்றுக்கொடுக்கிற ஆசான் முன்னாடி சொல்லணுங்கிற கொள்கையில அவர் சரியா இருந்திருக்கிறார்.
நிச்சயமா.
அப்படி சரியா இருக்கிற பொழுது இதில் பின் விளைவுகள் எங்கே பாதிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நேர்மையா இருந்துட்டான்னா பின்விளைவு எங்கே பாதிக்கும்? தன்னுடைய மகனை பாதிக்கும். தன் மகன் மீது ஒரு ஆசிரியருக்கு அவநம்பிக்கை வரும். இவன் ஒழுக்கமற்றவன் என்ற எண்ணத்தை அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் முடிவு செய்துவிடுவார்.
கண்டிப்பா.
இவன் கல்வி கற்பதற்கு தகுதியற்ற மாணவன் என்பதையும் அவர் மனதுக்குள் தோன்றி விடும்.
இல்லை ஒரே ஒரு சமயத்தில் இல்லை ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. ஒரே ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி தவறு செய்துவிட்டான் பையன். ஒரு முறை செய்தால் தவறு இல்லையா? 2ஆம் முறையாக செய்தால்தான் தப்பு இல்லையா அது. இப்போ
இவ்வளவு பிரச்சனை இல்லை நம்ம அதுக்குள்ளே நம்ம வரவே இல்லை. நேர்மை என்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்றேன். இப்போ நேர்மை என்பது எல்லா இடத்திலும் வந்து ஒத்துப்போகாது என்கிறதுதான் நம்மளுடைய பேச்சாக இருக்கிறது. இப்போ வந்து 1 முறை 2 முறை என்கிறது. நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லை.
சரிங்க. சரிங்க. சரிங்க.
அந்த நேர்மையை நாம் வந்து பல காலம் வந்து அதை மெயின்டைன் பண்றது சிரமம் அப்படின்கிற விஷயத்துக்கு தான் வரேன். அந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள். அதைத்தான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். அப்போ ஒரு தந்தை வந்து என்ன செய்றாரு? அவருடைய உள்ளக்கிடக்கு. ஒரு ஆசிரியரிடம் பொய் சொல்லக் கூடாது அப்படி என்று வரும்போது அவருடைய பையன் பாதிக்கப்படுறான் என்கிறதை மீறி அவர் என்ன செய்றாரு? ஒரு பொய்யை சொல்றாரு. சாரி ஒரு உண்மையைச் சொல்றாரு.
சரிங்க. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா.
எங்க பையன் சொன்னது பொய்யிங்கிறாரு. அப்போ, அவருடைய மனசு எப்படி இருக்கு பாருங்க. இந்த உண்மையினால், இதே பள்ளிக்கூடத்துல இந்த வாத்தியாரிட்ட படிக்கிற நம்மளுடைய பையனுக்கு, பிரச்சனை வந்தாலும் கூடப் பரவாயில்லை. ந நாம் மீது இவர், இந்த ஆசிரியர் நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே கொள்கையில நேர்மையான வார்த்தைகளை அவர் பிரதிபலிக்கிறார்.
சரிங்க. கண்டிப்பாங்க,
அ அப்ப நீங்க வந்து நேர்மைய நீங்க வந்து கடைபிடிக்குறதுல எவ்வளவு ப்ரேக்டிக்கல் ப்ரேக்டிக்கலா எவ்வளவு ஒரு சிக்கல் இருக்கிறது?
இத சிக்கலாவும் பாக்கலாம், இல்லைங்களா? இன்னொரு விஷயமா பாக்குறதுன்னா, பையனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா பாக்கலாம் இல்லைங்களா? அவர் ஒரு பொய்யி நேர்மை இல்ல ஒரு பொய் சொல்ற அப்படின்னா இது வந்து பொய் கண்டிப்பா வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியருக்கு தெரியத்தான் போகுது. பெற்றோர்கள் சொல்லத்தான் போறாங்க, அப்படிங்கிற ஒரு அந்த டிஸிப்லின் அந்த கோட்பாடு, அந்த கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்துல, பையன் தவறு செய்யர்த செய்தத வந்து கொரச்சுக்கலாம் இல்லீங்களா? மேற்கொண்டு ச செய்யாம கொரச்சுக்கலாம், இல்லையா?
கண்டிப்பா தா இல்லை, இப்போ வந்து ஆசிரியரின் அறிவுரை எப்படி இருக்கும் அப்படி என்று கேட்டீங்க என்றால், உங்க அப்பா இவ்வளவு நேர்மையாக இருக்கிறார், நீ ஏன்டா பொய் சொன்ன? அப்படி என்று ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பாக கேட்காமல் இருக்க மாட்டாரு.
நிச்சயமா.
கேட்பார் இல்லையா? அப்போ அந்த மாணவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது அமைந்துவிடும்.
அது ஒரு நல்ல கையாளுதல் முறை வந்து என்ன என்றால் இந்த மாதிரி செய்திருக்கிற செய்யாமல் பார்த்துக்கோ. நேர்மை என்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில பறைசாற்றல்கள், நேர்மை என்கிறதோட முக்கியத்துவத்தைப் பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லலாம், ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் நாம அந்தப் பள்ளி மாணவனுக்கு. சரிங்களா? ஆ, தந்தை எடுத்துக் காட்டாக சொல்லு
இல்லை இதில் ரெண்டு விஷயத்திலும் சொல்றேன். இதில் ரெண்டு விஷயத்திலும் சொல்றேன். ஒரு தந்தை நேர்மையாக ஒரு வாத்தியார் கிட்ட சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்படி என்றால் அந்த நேர்மை கண்டிப்பாக அவ் அவரோட பையனையும் அது காப்பாற்றத்தான் செய்யும். அவருடைய மரியாதையும் காப்பாற்றத்தான் செய்யும். ஏன் என்றால் நேர்மை ஒருபோதும் வந்து போய்விட்டு போகாது, தோல்வியும் அடையாது.
கண்டிப்பா.
அது நிரந்தரமான தரும், கொஞ்சம் கால தாமதமாகத் தரும். இதுதான் நேர்மை. எனவே நேர்மையை நாம் எப்போதும் கடைபிடிப்பது சாலச்சிறந்தது.
நிச்சயமா. நிச்சயமாக, நிச்சயமாக அது ரொம்ப அழகாகவும் வந்து க்ளியராவும் சொன்னீங்க. நேர்மைக்கும் அதோட மற்ற விஷயத்துக்கும் எவ்வளவோ வந்து நமக்கு நம் நமக்கு வந்து வெற்றி வரும் அப்படி என்கிறதை நல்லாக சொன்னீங்க, ஒரு எடுத்துக்காட்டோட. உங்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சி, மீண்டும் பேசலாம்.
நன்றிங்க.